நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, நெறய விஷயங்கள் நம்மளோட பள்ளி நாட்கள நினைவுபடுத்தும். அதாவது, நம்ம சாப்ட்ட உணவா இருக்கலாம். நம்மளோட யூனிஃபார்மா இருக்கலாம். இப்ப வந்து அந்த பள்ளிய நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது, நெறய நினைவுகள் நம்ம மனசுல வரும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, அ, அப்ப நம்ம கேட்ட ஒரு பாடல். நம்மளோட நட்பு வட்டம் எல்லாரும் சேர்ந்து, ஏதாவது ஒரு பாடல் கேட்ருப்போம், இல்ல பாடியிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் இருக்கா?
அ, உண்மைய சொல்லணும்னா, நிறைய பாடல்கள் இருக்கு. அ ஏன்னா, என்னுடைய பள்ளி பருவம் முழுக்கவுமே வந்து அ பாடல்கள், அ நடனம் நெறய நாங்க நெறய வந்து இந்த நடன போட்டி, போட்டின்னு இல்லாம இந்த விழாக்கள் எல்லா வந்து நம்மள கூப்பிட்டு ஆட வப்பாங்க இல்லைங்களா! அந்த மாதிரி நிறைய நடனங்கள்ல வந்து பங்கேற்றிருக்கேன். இப்ப நீங்க கேட்டது உடனடியா நினைவுக்கு வரது ஒரு பாடல் என்னன்னா, இந்த "இந்திய நாடு என் வீடு" அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப பழைய பாடல் தான்.
ம்ஹ்ம். ஓ! ஆமாமா. <chuckles>
ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு?
ஆஹ, இருக்கு. இது எல்லாரும் ஸ்கூல்‌ல ஆடியிருப்போனு நினைக்கிறேன்.
ஆமா. அந்த பாடல் தான் வந்து அ, அப்போ அ அது ஏன் வந்து எங்க ஒரு எங்க ஆசிரியர் வந்து, ஏன் அத வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல? ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்கும்போது, அவங்க வந்து "இந்த பாடலுக்கு தான் நம்ம ஆடியே ஆகணும்." அது நாங்க 5ஆவது படிச்சிட்டு இருந்த டைம்ல, மத்த வகுப்புல இருக்கவங்கலாம் ரொம்ப புது புது பாடல்களா எடுத்து ஆடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வகுப்பாசிரியர் வந்து இல்ல, அவ் இது வந்து எங் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிடித்த பாடல் போல. அதனால "இந்த பாடல் தான் நம்ம வகுப்புல இருந்து நம்ம ஆடணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கட்டாயமா இருந்தாங்க.
ஓ! ம்ஹ்ம். <laughs> ஓ! ஆ, நீங்க உங்களோட அ ஃபிரெண்ட்ஸோடு பாடியிருப்பீங்க. அப்போ வந்து அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தத வச்சு ஆடியிருப்பீங்க. இப்போ உங்க வீட்ல, இப்ப நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம், இப்ப வந்து அந்த பாடல் கேட்கும்போது உங்க மனசில என்ன மாதிரியான ஒரு நினைவுகள்லாம் வரும்?
அப்போ ஆமா. ஆ, அந்த பாடல் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஒரு தேசப்பற்று இருக்க பாட்டு. எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணுனு சொல்ற பாட்டு அப்பிடின்னா, ஆனா, அவ்ளோ ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒருமாரி சீரியஸான பாட்ல கூட எனக்கு ஒரு ஏதோ காமெடியான ஒரு நினைவு இருக்கு. ஏன்னா, வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லேங்களா! இந்தமாரி நாங்க வந்து இது நடனம்க்காக அ எல்லாருமே சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம் இந்த பாட்டு அப்பிடின்னு. இத வந்து அந்த ஒரு அ குறிப்பிட்ட ஒரு சு சுதந்திர நாள்ல தான் வந்து நாங்க ஆட வேண்டியதா இருந்துச்சு இந்த பாட்டு. அப்போ இது எப்பிடின்னா, எங்க ஆசிரியர் எப்பிடி இத வந்து வகுத்திருந்தாங்க அப்பிடின்னா, எங்க மாணவர்கள் எல்லாரையுமே வந்து 2, 2 பேரா வந்து பிரிச்சு, அந்த பாடல்ல வந்து நமக்கு ஒவ்வொரு மாநிலத் நிறைய மாநிலங்கள குறிப்பிட்டு வரும் இல்லேங்களா, நிறைய அ தமிழ், கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி வேற, வேற மாநிலங்கள்லேருந்து வரும் இல்லேங்களா, இப்ப எங்க ஆசிரியர் எப்பிடி அத வந்து தெ அழகா திட்டமி அ திட்டமிட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு ஆண் மாணது ஒரு மாணவர், ஒரு மாணவி அந்த மாதிரி வந்து 2, 2 பேர் வந்து ஒரு ஃபேர் மாதிரி சேர்த்துக்கிட்டு, இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா அது அவுங்க ஒரு கப்பிள் மாதிரி ஒரு 2 பேர். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆண், ஒரு பெண் அப்பிடிங்கிற மாதிரி சே தனித்தனியா பிரிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு வரிகள் வரும்போதும், அப்பிடி வந்து ஆடணும். இப்ப தமிழ்நாடு குறிப்பிட்ட வரிகள் வரும்போது, அந்த 2 பேர் குறிப்பிட்ட 2 பேர் மட்டும் வந்து ஆடுவாங்க ஃபிரண்ட்‌ல. அப்பிடி வந்து ஒரு, ஒரு என்ன சொல்றது 2 சைடும், ஒரு ஆண் வரிசை, ஒரு பெண் வரிசை அப்பிடி நீளமா நிப்பாட்டி வச்சுட்டு, அவுங்களோட வரிகளுக்கு ஏத்த மாதிரி அவுங்க முன்னோக்கி வந்து ஆடணும், அப்பிடிங்கிறமாதிரி ஒரு கற்பனை வந்து எங்க ஆசிரியர் வந்து திட்டமிட்டு இருந்தாங்க.
ம்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமாமா. ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ!
அ அப்படி பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வரிக்கும் அது ரொம்ப அட் அ சொல்லப் உண்மைய சொல்லணும் அப்படின்னா, நாங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டதே எங்களுக்கு ஒரு அழகான மெமரி தான். ஏன்னா, ஒவ்வொரு <chuckles> ம நெறைய பேர் வந்து சொதப்புவாங்க இல்லங்களா, எல்லாருமே வந்து ரொம்ப அழகா ஆடக்கூடிய இடத்துல, அது சின்ன சின்ன சின்ன, ரொம்ப சின்ன, வயசு பசங்க அப்படிங்குறதுனால அவங்க ரொம் எங்க ஆசிரியர நாங்க பயங்கரமா வந்து கடுப்பேத்திட்டோம். அந்த மாதிரி வச்சுட்டாங்க அ எங்களோட பயிற்சியில அவங்க அந்த பாட்டையே வந்து வெறுத்துருப்பாங்கன்ற அளவுக்கு, நாங்க ரொம்ப பண்ணிட்டோம். ஆனாலும் ஒரு வகையில வந்து அவங்க, எங்க எல்லோரையுமே வந்து சேத்து க நல்லபடியா வந்து சொல்லியும் குடுத்துட்டாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நாளும் வந்துச்சு, அந்த அ சுதந்திர தின விழால அந்த மேடையில வந்து ஏறியாச்சு, நாங்க எல்லாருமே. இப்ப நாங்க வந்து ஆடணும், இப்ப ஆடிகிட்டே இருக்கும்பொழுது எ நல்லாதான் பண்ணாங்க. பசங்க வந்து பயிற்சி எடுத்தத விட அங்க வந்து, ஸ் அ மேடையில ஆடினது வந்து ரொம்ப அழகாகவே வந்து அந்த அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க. அ ஒரு மாரி நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு முடிவுல வந்து ஒரு செக் வைச்ச மாதிரி, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப நான் சொல்லிர் சொல்லிருந்தேன் இல்லங்களா, இந்த மாரி ஆண்கள்லாம் ஒரு வரிசை, பெண்கள்லாம் ஒரு வரிசைன்ற மாரி ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுல வந்து, ஒரு குறிப்பிட்ட மாணவர் வந்து என்ன பண்ணிருந்தாருனா, அவரு வந்து ஒரு அதுல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அதுவும் வரும் இல்லங்களா? அப்ப அந்த மாரி கேரக்டரும் கெட் அப் போட்ருந்தாங்க. அப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவருடைய ஆ வேஷ்டி வந்து கழண்டுருச்சு. <chuckles> அது உள்ள ட்ரவுசர் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தப்பு இல்ல. ஆனாலும் அது அந்த வயசுல வந்து பிள்ளைகளுக்கு பயங்கர சிரிப்பொலி சத்தம். அங்க இருந்த அந்த ஆடியன்ஸ்‌ல உட்கார்ந்திருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எ குறிப் இன்னும் சொல்லணும்னா ஆசிரியர்கள் முதற்கொண்டு ஏன்னா, அது அவ்வளவு ஒரு <chuckles> ரொம்ப சீரியஸான பாட்டு. அவ்வளவு ஒரு சீரியஸான சீன் பினிஷிங்‌ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எல்லாருமே இந்தியா, இந்தியன் அப்படின்னு
<chuckles> ஆமாமா. <chuckles> ஓ! ம்ஹ்ம். சிறப்பு. ம்ஹ்ம். ஓ! <laughs> <chuckles> <laughs> அந்த ஒற்றுமைய ஆமா.
ஆ, அந்த எல்லாரும் கைய பிடிச்சுக்கிட்டு, ஒரு மாரி ஒரு மாரி இன்னும் ஒரு கோரமா இருக்கும் இல்லங்களா, அவ்வளவு ஒரு இதுவா! அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து மொத் அந்த பாட்டயே வந்து எல்லாரும், சிரி சிரிக்குற மாரி அப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்துடுச்சு.
<laughs> இல்ல அது உங்களுக்கு மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு, எல்லா பள்ளிகள்லயும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துரும். ஏன்னா, நம்மளே வந்து, நம்மளே தயாரா இருப்போம். இல்ல, ஆசிரியர்கள் தான் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அப்போ இது யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும். என்னோட அ எனக்கு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு மேடை நிகழ்ச்சியில நடனம் ஆடும்பொழுது, அவுங்களுக்கு வந்து நெத்தில கட்டி, ஒரு ரிப்பன்மாரி கட்டியிருந்தாங்க. அது எல்லாருக்கும் கழண்டு வந்து அவுங்க கண்கள மறச்சிருச்சு. அந்த குழந்தைகளுக்கு வந்து அத எடுத்துவிட்டு ஆடணுனு கூட தெரியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு இடிச்சு, எல்லாரும் விழுந்து அதுவும் இந்தமாரி நகைச்சுவையா மாறுச்சு. இப்ப நீங்க சொல்றதும் அந்தமாரியான ஒரு அனுபவம் தான்.
ம். ஆ, ஆ. ஐயோ! ஆ. ஆமா. அது, அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு அதில ஒரு செ அ காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா அந்த டைம்ல வந்து நம்மளோட புகைப்பட கலைஞர் வந்து, அத அ ஃபோட்டோவும் எடுத்துட்டார். அப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோஸ் வரும் இல்லீங்களா, அதில வந்து அப்ப தான் வந்து இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அத வந்து மறக் மறந்துடணுனு அந்த குறிப்பிட்ட மாணவர் நினச்சிட்டு சொல்லிட்டே இருந்தாரு. அத மறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு, பிரிண்ட் போட்டு மொத்த பேருக்கும் கொடுக்கணும், அப்பிடின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த நிகழ்வு. ஹோ அதுதான்.
அச்சச்சோ! ம், ம். <laughs> அ அவருக்கான கொஞ்சம் இக்கட்டான, சூழ்நிலையா தான் இருக்கும். ஏன்னா, அந்த வருடத்தையே கடக்கிற வரைக்கும், நீங்க எல்லாரும் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்திருப்பீங்க.
ஆ. வருடம் மட்டும் இல்ல. அதான் சொல்றேன் பாருங்க, இத்தன வருஷம் கடிந்த் கடந்து கூட, இப்பவும் வந்து நம்ம தொலைக்காட்சியில அந்த குறிப்பிட்ட பாடலை பார்க்கும்பொழுது, அந்த ஒரு நினைவுக்கு நம்மல இட்டு சென்றுரும். அது மாதிரி.
<laughs> அ. சிறப்பு! இப்போ சில பாடல்கள் இருக்கும். நம்பளோட, நண்பர்களுக்கான பாடல்கள். எதாவது, அ பள்ளி பருவத்தில நம்ப வந்து கொஞ்சம் எப்படி நம்ப யோசிப்போனா "நண்பர்கள் தான் முக்கியம். அவங்க தான் நம்மளோட உலகம்ங்குற" மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்துரும். கொஞ்சம் பெரிய கிளாஸ்களுக்லாம் போனதுக்கப்பறம். அப்ப அவுங்களுக்கான சில பாடல்கள் வந்து ரொம்ப நம்ப வந்து, உணர்வு பூர்வமா அதோட கனெக்ட் ஆயிடுவோம். உங்களுக்கு அந்த மாரி எதாது பாடல் இருக்கா?
ம். அந்த மாதிரியான பாடல் எனக்கு ரொம்ப அ என்ன சொல்றது? விளையாட்டு, இந்த சிரிப்பெல்லாம் தாண்டி ரொம்ப ஆழமா வந்து இப்ப ம ரொம்ப உணர்வுகள தூண்டக்கூடிய ஒரு பாட்டு வந்து, இந்த முஸ்தபா முஸ்தபா பாடல் இருக்கு இல்லீங்களா? அதுவும் அது குறிப்பா வந்து, என்னோட கல்லூரியுடைய கடைசி அந்த ஃபேர்வெல் அப்போது அந்த பாடல்கள் ஒடி ஒலித்தது வந்து, இன்னமும் எனக்கு அந்த பாடல் கேட்கும்போதெல்லாம் அதே உணர்வுக்கு வந்து கொண்டு போற மாதிரியா இருக்கு.
ஆ. ஓஹோ! <laughs> ஆமா. இது வந்து கல்யாண வீடுகள்ல எப்படி நெறைய பாடல்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி, அ ஒரு பள்ளி ஃபேர்வல்லியோ, இல்ல ஒரு கல்லூரி ஃபேர்வல்லியோ ஒ இந்த பாடல் வந்து முக்கியமா இருக்கணும். அப்படி இல்லன்னாலும் நேய நேயர் விருப்பமா எல்லோருமே கேட்டுருவாங்க. <laughs> ஆமா.
<chuckles> <laughs> ஆமா. எனக்கும் அது மொதல்ல சின்ன வயசுலல்லாம் அவ்வளோ பெருசா இல்ல. அது என்ன தோணும்னா, ரொம்ப எல்லாருமே கேட்டு கேட்டு அதிகமான இது குடுக்குறாங்க இந்த பாட்டுக்கு, அப்படியெல்லாம் இல்ல அப்படீங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, வாழ்க்கைல நமக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது தான், சில பாடல்களுடைய அந்த <chuckles> அது அந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்குற வலி புரியுன்னுவாங்க இல்லீங்களா? அந்த மாதிரி எனக்கு வந்து, இந்த பாடல் வந்து முதல்ல பெரும்பாலும் அவ்வளவு ஈர்ப்புல்லாம் இல்ல. ரொம்ப கேக்குற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, அது அந்த குறிப்பிட்ட அந்த கல்லூரியுடைய கடைசி நாள்ல போடப்பட்ட போது தான், அந்த பாடல் வந்து இன்னும் அந்த அதிகமான ஒரு நினைவுக நினைவு பெட்டகமா எனக்கு மாறி போய்டுச்சு.
ம்ஹ்ம். ஓ! ரொம்ப சிறப்பு. இப்போ, சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னமாதிரி நம்ம மேடைல ஆடியிருப்போம், இல்ல நம்ம பாடியிருப்போம். அந்த மாதிரியான அ விஷயங்களால நம்ம நினைவில இருக்கும். சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில இந்த பாடக பாடல் வரிகள்லாம் வந்து படிக்கிறதுக்காகவே ஒரு புத்தகம் விப்பாங்க. அந்தமாரி இந்த தோழிகளோட சேர்ந்து அத மனப்பாடம் பண்ணி, அது ஆசிரியருக்கு தெரியாம, இல்ல நம்மளோட ஃப்ரீ பீரியட்‌ல உட்கார்ந்து வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம். அந்தமாரி, நீங்க உங்களோட நட்பு வட்டத்தோட சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா?
ம். அ நெறைய பண்ணிருக்கோம். இப்ப நீங்க சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஒரு வகுப்புக்கு ஒரு பாட புத்தகம். இது பாட புத்தகம் இல்லாம, பாடல் புத்தகம்னு எனக்கு ஆமா. ஏன்னா, அப்போ வந்து ஆமா நீங்க சொல்ற மாதிரி இப்ப தான் நமக்கு இந்த நிறைய வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியினால யாருமே வந்து, அ புத்தகம் எல்லாம் வாங்கி படிக்கிறது இல்ல இல்லீங்களா? எல்லாமே அப்பிடியே வந்து நெறைய நெறைய இப்ப நமக்கு கேக்குறதுக்கு கருவிகள் அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால, இந்த நம்மளோட பள்ளி வாசல்ல இதுக்காகவே ஒரு தாத்தாவோ, ஒரு பாட்டியோ, ஒரு சின்ன
<chuckles> பாடல் புத்தகம். ஓ! ம்ஹ்ம். <laughs>
இந்த அதுல வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோனா, நாங்க ரொம்ப ஒற்றுமையான பிள்ளைகள்னால, எல்லாரும் காசு போட்டு ஒரு புத்தகம் தான் வாங்குவோம். ஒரு வகுப்புக்கே ஒரு புத்தகம் வாங்குவோம். அ, அந்த மாதிரி அது ஒரு என்ன ஏன்னா, அந்த படத்தில ஒரு 6, 7 பாடல்கள் இருக்குன்னா, எல்லாமே அடங்கிய ஒரு புத்தகம் இருக்கு இல்லீங்களா? அத வாங்கிட்டு வந்துட்டு, எப்போதெல்லாம் நமக்கு வந்து ஆசிரியர் வரல. எப்பலாம் வந்து நமக்கு, அ ஃப்ரீ இருக்கு பீரியட் இருக்கு அப்டீன்னு பார்த்துட்டு, அந்த டைம்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோன்னா, எல்லாருமே மொத்தமா உட்காந்துட்டு, ம சத்தமா பாட ஆரமிப்போம். அது சரியா பாடுறமோ, தப்பா பாடுறோமோ இல்ல, அ ஒரு மனப்பாட பாடல கூட இவ்ளோ அழகா மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா, இந்த மாதிரி சினிமா பாடல்களுக்கான வரவேற்பு வந்து அதிகம் இல்லீங்களா? அப்ப எல்லாருமே பயங்கரமா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, கோரஸா தான் நாங்க பாடுவோம். <chuckles> அந்தமாரி அனுபவங்கள் நெறைய
<chuckles> ம். ஆமா. <laughs> ஓ! ரொம்ப சிறப்பு. அ எனக்கு கு கூட என்ன ஆயிருக்குன்னா? இந்த மாதிரி பாடல்கள் வந்து நாங்க பாடுறதில்லாம, சில ஆசிரியர்கள தாக்கியும், இப்ப அவங்கள ப் அவங்களோட பேர்கள் வந்து இருக்கும் சில பாடல்கள்ல. அப்புறம் சில ப் பாடல்கள் வந்து ஒரு ஆசிரியருக்கான பாடல் அந்த மாதிரி இருந்ததுனா, கண்டிப்பா அத சத்தமா அவங்க காதுல போய் சேர்ற மாரி பாடியிருக்கோம். நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஆசிரியர்களோடு சேர்ந்து பாடுனது, இல்ல ஆசிரியர்கள கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது பாடல்கள் பாடியிருக்கீங்களா? உங்களோட நண்பர்களோட.
<sneezes> ஆ. கிண்டல் பண்ற மாதிரி பாடல்கள், எனக்கு பெருசா தோணல. ஆனா, நாங்க சேர்ந்து பாடுன பாடல்களதான் எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து, இப்ப ஒரு சிலர் வந்து நமக்கு ஓக் அ நம்மளோடு இணக்கமா இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து நாங்க நல்ல பாடல்கள் மட்டும் தான் பாடுவோம். நமக்கு வந்து அ நெறைய வந்து, எப்போதும் நமக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்ற மாரி இருப்பாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்களுக்கு தான் வந்து, நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காதே! நம்ம வந்து பாடுறதே அவங்களுக்கு பிடிக்காது. <chuckles>
ஓ! <laughs> ஆமா. ஆ எங்களுக்கு வந்து ரொம்ப இ சுலபமா ஒரு கெடச்ச பாடல் வந்து, மீனாட்சின்னு யாராவது ஆசிரியர் இருந்துட்டா, "என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு" அந்த ஒரு வரி தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு மீறி தெரியாது. ஆனா அது மரியாதை நிமித்தமா, "என்னங்க மீனாட்சி" அப்படி பாடி இருக்கோம். அவங்களும் ரொம்ப சிரிப்பாங்க. ஆ அந்த மாதிரி நினைவுகள் இருக்கு. இப்போ சில தோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது, ம் அவங்களை சுட்டிக்காட்டுற மாரி சில விஷயம் இருக்கும். அப்ப வந்து அத வச்சு அவங்களை கிண்டல் அடிச்சு பாடல்கள்லாம் நம்ம பாடுவோம். அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா, உங்களுக்கு?
ம். ஆமா. ஆ. ஆ. அந்த மாதிரி அ நெறைய இந்த ம். சொல்லுங்க.
இப்ப எனக் ஆஹா. அ இப்ப எனக்கே எப்படி நடந்துருக்குனா, எனக்கு கருப்பு வந்து ரொம்ப புடிக்கும். அதாவது, அ நெயில் பாலிஷ் கூட கஷ்டப்பட்டு தேடி, கருமை நிறத்துல வாங்கிலாம் நான் போடுவேன். அப்புறம் எல்லா உடைகளும் வந்து, அ கருப்பு உடைகளா தான் தேர்ந்தெடுப்பேன். அப்ப என்னை பார்த்தாலே கருப்பு தான் எனக்கு புடிச்ச கலருன்னு பாட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி அ ஒ ஒரு ஒருத்தருக்குமான ஒரு ஒரு பாடல் இருக்கும். அந்த மாதிரி எதாவது, நினைவுகள் உங்களுக்கு வருதா?
ஆ. ஆ. ஆமா. இப்ப நீங்க கருப்புன்னும்போது எனக்கு என்னோட வகுப்புல ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து மஞ்சள் பிரியை. அதாவது எல்லாமே மஞ்ச கலர்ல வச்சிருக்கும் அப்படின்டு. நம்மளுடைய அந்த ஷார்ப்னர்‌லருந்து, அழிப்பான்லருந்து, எல்லாமே வந்து அந்த மாதிரி கலர் கலரா தேடி, கலர் கலரா இல்லாம எல்லாமே மஞ்ச கலராவே வச்சிருந்தா ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து நாங்க சும்மா விளையாட்டுக்கு பாடிட்டு இருப்போம். இந்த மஞ்சா காட்டு மைனா அந்த பாட்டு.
<laughs> ஓஹோ! ஓ! <laughs> ஆமா. இந்
அந்த மாதிரி தான், பாடிட்டுருப்போம்.
அ. கண்டிப்பா. அந்த ம் அ பள்ளி நாட்கள்ல தான் நம்ம வந்து, என்ன சொன்னாலும் அது தோழிகளுக்கு வந்து ஒரு வருத்தத்தையோ, எதுவுமே குடுக்காது. அதனால நெறைய கிண்டல்களும் கேலிகளும், அது பாடல் மூலியமா வந்து நெறையவே நடக்கும். இப்போ மொத்தமா உங்க பள்ளி பருவத்தயே, ஒரு பாடல்ல வந்து நினைவு கூறணும். இல்ல, இந்த பாட்டை கேட்டாலே என்னோட பள்ளி காலம் தான் வரும். அந்த மாரி எதாவது ஒரு சிறப்பு பாடல் இருக்கா?
அப் அந்த பாடல் வந்து, இந்த நண்பனை பார்த்த தேதி மட்டும், ஒட்டிக் கொண்டதென் ஞாபகத்தில்ன்னு 1 பாட்டு வரும் தெரியுமா? நினைத்தாலே இனிக்கும் படத்துல.
ஓ!
இந்த பாட்டு வந்து அதில 1 வரி வரும்ல, "இந்த உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டால், அ என் கல்லூரி வாசலை காட்டிடுவேன். என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவேன்." ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வரிகள் வந்து, எனக்கு என்னோட பள்ளி, கல்லூரி 2த்துக்குமே என எனக்கு அது ரொம்பவே நெருக்கமான ஒரு உணர்வு குடுக்கும். அந்த 1 பாடலும், அந்த வரிகளும் வந்து அவ்வளோ ஒரு அ என்னதான் இருந்தாலும் நம்ம திரும்பி போக முடியாத இடம் இல்லைங்களா? அப்போ அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி கடந்து போன நம்முடைய அ சீனியர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. "இது வந்து அ இதுக்கு அப்பறம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பருவம் வந்து திரும்ப வராது." அப்படின்னு தான். ஆ ஆனா எனக்கு வந்து நான் வாழும் காலத்திலே, அ அதாவது அந்த நாட்களே நான் வாழும் காலத்திலே எனக்கு வந்து இந்த உணர்வு இருந்ததுச்சு. இத வந்து நம்ம வீணடிச்சிர கூடாது. ஏன்னா, இது நமக்கு திரும்ப கிடை கிடைத்திராத ஒரு பர் பருவம். நாளைக்கு நம்மளே நெனைச்சாலும் இங்க வர முடியாதுன்ற உணர்வு வந்து, எனக்கு அந்த நேரத்திலே கூட இருந்துச்சு. அதனாலே என்னவோ நான் அத ரொம்பவே அணு அணுவாவே அதை சந்தோஷமாவே, அதாவது ஆக்கமுள்ள வகையிலயும் சரி, எனக்கான ஊக்கம் கெடைக்கிற வகையிலயும் சரி, நான் அதை ரொம்பவே அருமையாவே நான் செலவழிச்சேன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு திரும்பி பார்த்தா, பெரிய அளவில எனக்கு இதை பண்ணியிருக்கலாமோ? அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா நான் வந்து படிப்பு சார்ந்தும், நான் அத சரியா தான் உபயோகிச்சுருக்கேன். நண்பர்கள், அந்த மாரி ஆசிரியர்களோட நமக்கு இருக்கிற உறவு இது மாதிரி எல்லாமே வந்து எனக்கு சரி வகையில தான் அமைஞ்சுருக்கு, அப்படீன்னு ஒரு வகையில நன்றி சொல்லணும் அப்டீங்கிற மாரி தான் இருக்கும். என்னுடைய பள்ளி பருவத்தை திரும்பி பார்த்தா.
ஒ. <laughs> ம்ஹ்ம். ஓ! ஓ! ரொம்ப சிறப்பு! அழகா சொன்னீங்க. ஏன்னா, நெறைய பேருக்கு வந்து, அந்த நேரத்தை வந்து வீணடிச்சிட்டோமோ? அப்படீங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அது உங்களுக்கு இல்ல, அப்படீங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில உங்களுக்கு நட்பு எவ்வளோ முக்கியம்? அப்படீன்னு நீங்க சொன்ன பாடலும், அந்த வரிகளுமே, எனக்குமே புரிய வச்சுது. என்ன தான் நெறைய வந்து சிரிக்க அ நம்ப அ கடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்தாலும் ஆனா அந்த நட்போட ஆழம் வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு வழி வரியிலே எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. அ ரொம்ப அழகா சொன்னீங்க, நெறைய விஷயங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி.
ம். ம். எனக்கும் நன்றி. உங்களோடு பேசினதுல நெறைய நினைவுகளை நானும் பகிர்ந்துகிட்டேன். மிக்க நன்றி.